அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம வந்து நம்ம குடும்பம் அப்பிடீன்னு இருந்தாலுமே, நம்ம குடும்பத்தில இருக்கிறவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு அ எல்லைகள், ஒரு வரம்புகள் கண்டிப்பா வந்து தேவைப்படும், அப்பிடிங்கிறது, ஒரு பொது கருத்தா இருக்குதுங்க. ஏன்னா, அந்த எல்லைகள் வரம்புகள் இல்ல அப்பிடிங்கம்போது அவுங்க எல்லா விஷயத்துக்குமே வந்து நமக்குள்ள வந்து, அவுங்களோட கருத்துக்கள வச்சு, அந்த ஒரு, ஒரு க அதாவுது குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வரும், அப்பிடிங்கிறது வந்து சலசலப்பு வரும், அப்பிடீன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க உங்களுடைய கருத்துக்கள இத பத்தி என்னன்னு சொல்ல முடியுங்களா?
அவங்க ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. அதாவது எனக்கு ஒரு கட்டம் வரைக்குமே தெரியாதுங்க. குடும்பத்திலேயே வந்து நம்ம வந்து ஒரு வரம்பு உருவாக்கணுமா? அப்பிடிங்கிறது எனக்கு தெரியவே இல்ல, உண்மைய சொல்லப்போனா. நம்ம அப்பா வீட்ல நம்ம இருக்க திருமணத்துக்கு முன்பு வரைக்குமே நம்ம வீடு இல்லயா! நம்ம சுதந்திரமா தான் இருப்போம். அ நமக்கு தான் நான் தான் மூத்த பொண்ணுங்கம்போது, என்னுடைய எல்லா கருத்துக்களுக்குமே வந்து அங்க ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. அ எதாவது ஒரு முக்கிய முடிவு எடுத்தா கூட என்ன கேட்டு தான் வந்து செய்வாங்க, இது பண்ணலாமா? வேண்டாமா? அப்பிடின்னு சொல்லிட்டு, குடும்பமா தான் நாங்க ஒரு முடிவே எடுப்போம். ஆனா, அது அப்பிடியே தலைகீழா மாறுனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்க வந்து நமக்கே ஊரே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, எல்லாம் அப்பிடி பண்ணு, இப்பிடி பண்ணும்மா! ஒரு சாதாரண ஒரு உடை தேர்ந்தெடுக்குறதுலருந்து நமக்கு வந்து நிறைய அட்வைஸ் வரும். அ நம்ம வீட்ல வந்து எல்லாமே நம்ம தான் பார்த்துருப்போம். எல்லாமே நம்ம தான் சொல்லுவோம், செய்வோம். ஆனா, அது டாமினேஷன்னு சொல்ல முடியாது. நம்ம கருத்துக்களுக்கு மதிப்பு இருக்கு. நம்ம சொன்னா சரியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு எப்பிடி இருந்ததுன்னா, அ நம்ம வந்து எதுவுமே சொல்ல தேவையில்ல. இப்ப நம்ம ஒரு பக்கம் எல்லாரும் குடும்பமா ஒரு பக்கம் போலான்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு உடை எடுத்து அணிவோம். ஐயயோ! இங்கயா? இந்த புடவ! புடவையாவே இருந்தா கூட இந்த புடவையா? அ ரொம்ப டல்லா இருக்கு, ரொம்ப லிமிட்டா இருக்கு, பூ டிசைன்லாம் கம்மியா இருக்கு, வேற ஏதாவது கட்டிட்டு வா! அப்பிடிம்பாங்க <laughs> நம்ம வந்து
சரிங்க. ம். ம். அப்போ அந்தமாரி நேரத்துலங்க. இப்போ நீங்க வந்து சுதந்திரமா இருந்து வந்துட்டீங்க. இப்போ ஒரு வந்துட்டு அ உடை அணிஞ்சிட்டு வரும்போது, டக்குனு சொல்லும்போது முதலா நீங்க உங்களுக்கு என்ன தோணும் அத சொல்ல முடியுமா?
ம். ம். ம். அ அப்பிடியே எரிச்சல் எப்பிடி வருன்னா, அப்பிடியே கழட்டி எல்லாம் வீசணும் போல இருக்கும். அது வந்து ஆனா கத்தி சொல்லணும் போல இருக்கும். இது எனக்கு விருப்பமான உடை. நான் என்னோட கம்ஃபர்டபுளுக்கு தான் நான் கட்றேன். உங்களுக்கு இதுல அவங்க வந்து அத விட ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ஆனா, நம்ம மேல என்ன திணிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு மருமக. இந்த வீட்டு மருமக எப்பிடி வருவா? அப்பிடின்னு எல்லாரும் பார்ப்பாங்க, நோட்டீஸ் பண்ணுவாங்க, அப்பிடிதான் நம்ம மேல அது திணிக்கப்படுது. அப்போ வந்து நான் வந்து எதுவுமே பேசு நிறையா பேசணும்னு மனசுக்குள்ள எல்லாம் போராட்டம் போராடும். ஆனா, வாய் வந்து எதுமே திறக்காது. ஏன்னா, திறந்தா, அது ஒரு பிரச்சனையா மாறிருமேன்னு சொல்லிட்டு, அ நான் ரொம்ப அமைதியா இருப்பேன். அப்ப நான் என்னோட கணவர பார்ப்பேன். மொதல்ல ஒரு 2, 3 தடவையெல்லாம் எனக்கு தெரியல. ஆ சரிங்க. அப்பிடின்னு சொல்லிட்டு, நான் போய் வேற வழி இல்லாம வந்து என்னோட உடைய வந்து நான் மாத்திட்டு வந்திருக்கேன். ஆனா, என்னோட கணவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. என்னாச்சு இவ அதுக்கப்புறம் என் மனசுல அந்த முகத்தில அந்த மகிழ்ச்சியே இருக்காது. கெளம்பும்போது முத முறையா கெளம்பும்போது மகிழ்ச்சியா தான் கெளம்புவோம். இப்பிடில்லாம் ஏதாவது நடந்திருச்சுனா வந்து மாறிரும். அப்போ வந்து வந்து அவரு கேட்பாரு. என்னாச்சு? ம்.
ம். கண்டிப்பாங்க. ஏன்னா நிச்சயமாங்க ஏன்னா, நம்ம ஒரு பக்கம் வெளியில போறோம் அப்பிடீங்கம்போது, அந்த அ விசேஷத்துக்கு தகுந்தமாரி நம்மளும் வந்து, நம்ம இப்ப ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒ ஒ பெரிய பங்ஷன்னா அதுக்கு தகுந்தமாரி கிளம்புவோம். நம்மளுக்கே தெரியும் இல்லேங்களா! நம்ம எப்பிடி கெளம்பணும் அப்பிடீன்னு. அப்ப நமக்கு நம்ம ஒ நம்மளோட உடலுக்கு தகுந்தமாரி நம்ம அந்த உடை போட்டு வரும் போது, ஒவ்வொரு வாட்டியும் இப்பிடி சொல்லும் போது, கண்டிப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு எரிச்சல் 1 கொடுக்கும். இப்போ இத நீங்க மாத்துனீங்களா? அதாவது இந்தமாரி பேசுறத வந்து மாத்துனீங்களா? உங்களுக்குன்னு ஒரு வரம்புகள அமச்சுடீங்களா? இல்ல, இப்ப வரைக்குமே அப்பிடிதான் இருக்கீங்களா?
ம். கண்டிப்பா அ. கண்டிப்பா, கண் அதாவது. இல்ல, இல்ல, இல்ல, இல்ல. கண்டிப்பா கிடையாதுங்க. அது வந்து ரொம்ப புதுசுல கல்யாணம் ஆகி ஒரு 10 நால்ல இப்பிடிலாம் பண்ணும்போது அ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இது உங்களுக்கான நேரம். நீங்க என்ன என்ன வேணா பண்ணுங்கங்கிற மாதிரி நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் அவுங்கள பார்த்த விதமே வேற. எனக்கு இந்த அளவுக்கு மோசமா இருக்குமா? ஒரு திருமண வாழ்க்கைன்னு எனக்கு தெரியாது. அதாவது பொதுவா தெரியும், ஒரு மாமியாரோ நாத்தனாரோ அப்பிடினாலே, பொதுவா நம்ம மேல நல்ல அபிப்பிராயம்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனா வந்து, அந்த மாதிரி பெண்கள்கிட்ட அப்பிடி நடந் நம்ம வந்து பொதுவாவே நான் குடும்பத்த அனுசரிச்சு போற ஒரு பொண் தான். பட், நம்மள பத்தி தெரியாமையே நம்ம மேல அவுங்க கருத்துக்கள திணிச்சிட்டே இருக்கும்பொழுது, எனக்கு ஒரு காலகட்டத்தில வந்து, நானும் வந்து என்னோட கணவர் எப்பிடின்னா அவுங்க அப்பிடி இல்ல, நான் அப்பிடி இல்லன்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு, ஒவ்வொரு முறையும். எனக்கு வந்து அது ரொம்ப கொடுமையா இருந்தது. ஒரு சொந்த வீட்டுக்குள்ள எவ்வளவுதான் நம்ம வந்து தப்பாவே இல்லனா கூட, அவுங்களுக்குள்ளயே ஒரு எண்ணம். இவ வந்து ஒரு வேள நம்மள பார்க்க விடமாட்டா! நம்ம பையன வந்து நம்மக்கிட்ட பேச விட மாட்டா! அப்பிடியெல்லாம் ஒரு கற்பனை அவுங்களுக்குள்ள நிறைய கற்பனை இருக்கு. இவரு வந்து அதுக்கு அப்பிடிலாம் நான் இல்ல, இல்லன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு ஒரு கட்டத்துல எனக்கு என்ன ஆயிப்போச்சுனா, அ நான் வந்து இவருக்கிட்ட கெ என் கணவர்க்கிட்டயும் சரி, நான் அவருக்கிட்ட தான் பேசுவேன், வீட்ல மத்தவங்க கிட்ட பேசுனா அது வேற மாரி பிரச்சனை ஆயிடும் சொல்ட்டு நான் சொல்லிட்டேன், இங்க பார்த்துக்கங்க, ஒரு பையன் வந்து ஒரு அம்மா அப்பாவ கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், அதுல வந்து நான் தப்பே சொல்ல மாட்டேன். அதேமாதிரி நம்ம கூட பிறந்த அக்கா, தங்கச்சிகளும் வந்து நம்ம இருக்கோம் அப்பிடிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம வீட்டுக்கே வராங்க, அதனால, அவுங்களையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் பார்த்துக்கிறதுலலாம் நான் வந்து என்னைக்குமே குறுக்க வரவே மாட்டேன். நம்ம தான் அவுங்கள பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்காக எனைய வந்து நீ இப்பிடி இரு! அப்பிடி இருன்லாம் யாரும் சொல்லக்கூடாது. எனக்கான அ எங்க வீட்ல நான் தான் நான் சொல்லி தான் எல்லாமே நடக்குது. உங்களுக்கே தெரியும் இல்லயா! இங்க வந்து சூழ்நிலைக்காக தான் நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். இனிமே என்ட்ட யாராவது பேசுனாங்கன்னா, நான் பேசிருவேன்னு ஃபர்ஸ்ட்டே எச்சரிக்க பண்ணிட்டேன் அதுக்கு அப் அ.
<sighs> சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. ம். ம். <chuckles> சூப்பருங்க! ஏன்னா, இத வந்து தெ கண்டிப்பா சொல்லணும்ங்க. ஏன்னா, சொல்லாம விட்டுட்டோம் அப்பிடின்னா, அ நம்ம கடைசி வரைக்குமே வந்து, அது ஒரு அ நமக்கு புடிச்ச வாழ்க்கையே வாழ முடியாது. நம்மளால கணவருமே வந்துட்டு ஒருமாரி ஆயிருவாங்க, இல்லேங்களா!
கண்டிப்பா. அதாவது ஆமா. அவுங்க எந்த மாதிரி டாமினேஷன் பண்ணுவாங்க அப்பிடின்னா, அந்த நாத்தனார்ன்னு சொல்லுவோம் இல்லேங்களா! மாமியார் கூட விட்டுருவாங்க. ஆனா, அவங்க வந்து நம்மள ரொம்ப டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நானும் வந்து ஒரு பொண்ணுக்கு நாத்தனார் தான். நானும் என்னோட தம்பி மனைவிக்கு நாத்தனார் தான். ஆனா நான் வந்து சத்தியமா அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து அ நம்ம அவுங்களுக்கு உண்மையாலுமே தெரியலனா, அவுங்களா கேப்பாங்க. ''அண்ணி! எத போட்டுக்கட்டானா'' நம்ம ஒரு சஜஷன் சொல்லலாம். இது இல்லடா! இது நல்லாருக்கு. ஆனா ஆல்ரெடி அவங்க முடிவு பண்ணி 1 போட்டதுக்கு அப்புறம் ''எதுக்காக இத போட்ட? போய் அத போட்டுட்டு வா'' அப்பிடின்னு சொன்னா, அது எந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன் இல்லேங்களா! அந்த குடும்பத்துல வந்து அ இன்னும் என்னோட இது ஓடிட்டு தான் இருக்கு. அப்பிடீன்னு காமிக்கிறது, நீ வந்து உன் தம்பி கிட்ட காமி, உங்க அம்மாகிட்ட காமி, தயவு செஞ்சு என்ன ஆல விட்ரு! அப்பிடிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் வந்து அ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இப்ப என்னோட மாமியாரே இருப்பாங்க, நான் வந்து பேசவே மாட்டேன். நிஜமா எனக்கு பேச தெரியும் தான். ஒரு மரியாதை காரணமாக தான் நான் பேச மாட்டேன். உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ''அ உன் மனைவிக்கு வந்து ஏன் வாய திறந்து எங்க கிட்டலாம் பேசாதா? உன் பொண்டாட்டி'' அப்பிடிம்பாங்க. அப்போ அவரு சொல்லுவாரு ''இல்லம்மா! அந்த பொண்ணு நெஜமாலுமே பேசாது, அவுங்க வீட்டிலயே யார்ட்டயும் பேசி நான் பார்த்ததில்ல. அவ உண்டு, அவ வேல உண்டுன்னு அமைதியா தான் இருப்பா'' அப்பிடின்னு சொல்லி, சொல்லி சமாளிச்சுருவாரு. அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சங்காட்டி தான் அத சமாளிக்கிறாரு. இல்லாம இருந்திருந்தா! அது வந்து ஆரம்பத்தில ரொம்ப கஷ்டப்பட்டேன்ந்தாங்க. இவரு எதார்த்தமா தான் இருப்பாரு. அ எல்லா இடத்துலயும் என்ன கோர்த்து விட்டுட்டு, அவுங்க எஸ்கேப் ஆயிருவாங்க. நமக்கு அந்த சூழலே ரொம்ப புதுசு. அ இத விட சொல்லப்போனா என்னுடைய நிச்சயதார்த்தத அன்னக்கே வந்து என்னோட கணவர் வீட்டு சைட்ல அவரோட சித்தப்பா பசங்கள்லாம் வந்துருக்காங்க. அதுல யாரோ ஒருவருக்கு உடல்நிலை சரி இல்லையாம்மா, அ என்னோட நாத்தனார் வந்து நான் வரும்போதே சொல்றாங்க. பாரு அங்க ஒருத்தர் நிற்கிறாரு. அவுங்க எனக்கு அண்ணா முற! நீ போகும்போதே நீங்க நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்த கேட்டுட்டு போயிரு. ஏன்னா, அவங்க அ இவ்ளோ தூரம் நான் உன்ன தேடி இங்க வந்துருக்காங்கல்லங்கிறாங்க. எனக்கு அந்த கான்செப்ட்ல வந்து துளி கூட விருப்பம் கிடையாது <laughs> ஏன்னா, எனக்கு யார் மாமியார் கூட நான் இன்னும் பார்க்கல. இனிமே தான் நான் அந்த மண்டபத்துக்குள்ள போய் பார்க்கவே போறேன். இவங்க மட்டும் தான் பொண்ணு பார்க்கிறக்கு கூட வந்தாங்க. அந்த ஒரு அட்வான்டேஜ வச்சுக்கிட்டு அ வந்தவங்கள எல்லாம் வந்து கேட்க சொன்னாங்க. சரிங்கன்ட்டு நானும் வேற வழி இல்லாம கேட்டுட்டு விட்டுட்டேன். இது திருமணத்துக்கு பிறகு என்னாச்சுன்னா, அதே ஒருத்தர் நான் எங்கள வந்து அந்த ஊருக்குள்ள நடுவில நடந்து போறோம். ஒரு ஊர் முச்சந்தின்னு சொல்லுவோம் இல்லயா! ஒரு காமன் ப்ளேஸ்ல நின்னுட்டு, அவரு வந்து என்ட்ட கேட்குறாரு. அ அவருமே வந்து நாங்க இருக்கிற பகுதியில தான் இருக்கிறாரு. சொந்த ஊரு தான், வந்து ரொம்ப கிராமம், உள்ள ரொம்ப தூரம் போகணும். அவர் சொல்றாரு ''அ ஏன்ம்மா! ஒரு ஃபோன் பண்ணிகூட பேச மாட்டிங்களா நீங்க? அ நாங்கலாம் இருக்கிறோம் இல்லையான்னு கூட உங்களுக்கெல்லாம் தெரியாதா?'' அப்பிடின்னு ஒரு மிரட்டுற தோரணையில பேசுறாரு. நான் என் கணவர் இருக்காரேன்னு நானும் பேசாம இருக்கேன். அ அந்த, அந்த இடமே எனக்கு பிடிக்கல. ஒரு புது பொண்ணு வ வந்திருக்கும், ஒரு முச்சந்தியில நிக்க வச்சுதான், தம்பி மனைவிக்கிட்ட இப்பிடி பேசுவாங்களான்னு எனக்குள்ள அவ்ளோ கேள்வி இருக்கு. ஆனா நான் எதுவுமே பேசல. நான் பேசாம அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டேன் நகர்ந்துட்டு அன்னக்கி ஆ
ம். ம். ஆமா. கண்டிப் பா. ஆமாங்க. நிச்சயமாங்க. கண்டிப்பா, ஆ, ஆமாங்க. ஆமா. ம். கண்டிப்பாங்க. ஏன்னா, உங்களோட நிலமை நல்லாவே புரியுது. அ ஆரம்பத்தில நீங்க எந்த அளவுக்கு வந்து, இந்த குடும்பத்தில வந்துட்டு ஒ நாத்தனாருலருந்து ஒரு கொ அதாவது அ நம்ம சொந்த குடும்பத்தையும் தாண்டி ஊர்க்காரங்கலாம் வந்து பேசும்போது, சொந்தக்காரங்களா பேசும்போது உண்மையாவே ஒரு மன வேதனை தாங்க. இந்த இடத்துல வந்துட்டு, அ நீங்க எந்தமாரி அதுக்கப்பறம் வந்து வரம்புகள வந்து நீங்க அமைச்சுக்கிட்டீங்க? எந்தமாரி நீங்க அதுக்கப்பறம் உங்க வாழ்க்கைய வந்து தொடர்ந்தீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
ஆ. ஆமா. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன்னா, நான் வந்து என்னோட கணவர்க்கிட்ட தான் நான் சொன்னேன். ஆக்ஷூலா அ நிறைய பே அவருக்கு தெரியும். அவருக்கு வந்து, ஊர் எப்பிடி? யார் எப்பிடி பேசுவாங்க? எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சு அவரேதான் என்ட்ட சொல்லிருக்காரு. நிறைய விஷயங்கள் என்ட்ட சொன்னாரு. என்னன்னா, தயவுசெஞ்சு யாரையுமே வந்து சும்மாகூட வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடாத! <chuckles> அ பசங்களுக்கெல்லாம் விடுமுறை விட்டுட்டாங்க. ஸ்கூல் லீவு தான, அ கொண்டு வந்து விடுங்க! அப்புட்லாம் சொல்லிறாத! ஏன்னா, ஒரு முறை வந்தாங்கன்னா, அது நம்ம தலையில தான் நிறைய விஷயங்கள் அவரு சொல்லிதாங்க எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து, அவருக்காக எல்லாத்தையுமே வந்து சரி, சரி, சரின்னு ஒத்துக்குவேன். அ நாட்கள் போக, போக வந்து என்னோட வீட்ல வந்து தெரிஞ்சிருச்சு. அவுங்க என்ன கருத்து சொன்னாலும் நான் வந்து அதுக்கு மறுப்பும் சொல்ல மாட்டேன். சரின்னு சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப அமைதியா அந்த இடத்த வந்து கடந்து போயிருவேன். கடந்து போயிட்டு, எனக்கு என்ன விருப்பமோ நான் அத தான் செஞ்சுட்டு வருவேன். இப்ப ஒரு உடையிலயே அந்த மாதிரி நடக்கும்போது, 2, 3 முறை வந்து சொல்லி பாப்பாங்க. நான் மறுபடியும் சரிங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வரும்போது, அவுங்களுக்குள்ளயே பேசிட்டு அத விட்டுட்டாங்க. அதாவது அவுங்களுக்கு தெரிஞ்சுருச்சு, இவ நம்ம என்னதான் சொன்னாலும் அவளுக்கு என்ன பிடிச்சதோ! அவ அத தான் செய்றா! ஆனா, அதுல வந்து நம்ம ஒன்னும் வேணுன்னே நம்ம செய்ய மாட்டோம். நமக்குன்னு ஒரு டீசென்சின்னு 1 இருக்கு இல்லயா? நம்ம அந்த கோட்ட தாண்டி போறதும் கிடையாது. அதனால அவுங்களுக்கு வந்து நான் அமைதியா இருந்துதாங்க நான் காரியத்த சாதித்தேன். சண்ட போட்ருந்தா, அவுங்க எப்படா! நம்ம வாய் திறப்போம். சண்ட போட்லாம், பிரச்சனை பெருசு பண்ணலான்னு காத்துட்டே இருந்தாங்க. பட், அவுங்க அத காத்துட்டு இருக்கிறாங்கங்கன்னு ஒரு தடவ நமக்கு தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டன்னா, ரொம்ப அமைதி ஆயிட்டேன். நம்ம பேசினா தான பிரச்சன? அ நீ 10 கேள்வி கேளேன்! நான் இப்ப ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்வேன், அப்பிடின்னா, அ மீண்டும் வேணாலும் 10 கேள்விகூட அவுங்க கேட்கிறவங்க கேட்டுட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது இல்லயா! ஹலோ! நிறைய வேல இருக்கு.
நிச்சயமாங்க. நிச்சயமாங்க. நீங்க சொன்னது வந்து, ஒரு ப கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ரொம்ப உண்ம. ஆனா, வந்து இப்ப அமைதியா! அமைதியா போயிக்கிறது தான் என்னோட பாணின்னீங்க. உண்மையாவேங்க இந்த இடத்தில அமைதியா இருக்கிறதே பெரிய விஷயோங்க ஏன்னா, என்னாலலாம் அமைதியா இருக்கவே முடியாதுங்க. நான், நான் வந்து டக்குனு கேட்டுருவேன். அப்பிடீங்கும்போது அத அத்தனையும் கேட்டுட்டு, அத அமைதியா இருந்து, உங்க வழி நீங்க கொண்டு போறதே வந்து, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயங்க. அதுக்கே பாராட்டணும்.
ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ம். ம். ஆமா. எனக்கு என்ன ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுருச்சுனாங்க, நீங்க என்னதான் நல்லவங்களாகவே இருந்தா கூட, இல்ல நல்லவங்களாகவே இருக்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுனா கூட, இந்த உலகத்தோட பார்வையில நம்ம நல்லவங்க கிடையாது. 100 க்கு 100 சதவீதம் வந்து நம்ம நல்லவங்கன்னு அவுங்க ஏத்துக்கவே மாட்டாங்க .இப்ப எனக்கு என்ன ஒரு பாயிண்ட் புரிஞ்சுதுன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீ போய் நிரூபிச்சிட்டே இருந்தின்னா, உன்னோடைய வாழ்க்கையை நீ எப்போ வாழ போற? நம்ம என்னதான் 100 சதவீதம் அவுங்களுக்கு நல்லது பண்ணா கூட, அதில ஏதாது ஒரு குறை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுதான் சொந்தம். அதுவும் கணவர் வீட்டு சொந்தம்ன்னா கேட்கவே தேவையில்ல அ நான் வந்து என்னோட அத்தைக்கெல்லாம் முதல் முறையா, புடவை அவ்ளோ அழகா பார்த்து, பார்த்து செலக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். அவுங்க ஒன்னுமே சொல்லல. ஆனா, அவுங்க மக ஒரே வார்த்தையில ''அ இதெல்லாம் கட்ட மாட்டாங்க, இதெல்லாம் வேணாம். நீயே வச்சுக்கன்னு'' சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. என்னோட கணவர் வந்து அத பார்க்கிறாரு. அதை பார்க்கிறாரு.
ம். கண்டிப்பாங்க. அதாவதுங்க ஒரு பெண்ணுக்கு <chuckles> ஒரு பெண்ணுக்கு. ஒரு ஆ சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க.
என் கணவர் அத பார்க்கிறாரு, அடுத்த முறையிலிருந்து நான் கடைக்குன்னு போனா, அவுங்களுக்கு துணி எடுக்காத! அவுங்க அம்மாக்கே வந்து எடுக்காத! நம்ம என்ன எடுத்து கொடுத்தாலும் கொற சொல்லுவாங்க, இத நானும் அனுபவிச்சிருக்கேன், இன்னக்கி உனக்கும் வந்துருச்சு. இனிமே நம்ம எடுக்கக்கூடாது அப்பிடின்ருவாரு <laughs>
அதாவதுங்க. ஒரு பெண்ணுக்கு பெண் தான் எதிரின்னு சொல்லுவாங்கங்க. நிஜமா சொல்றேன், உங்களுக்கு உங்க நாத்தனார் தான் எதிரி போலங்க உங்க மாமியார் கூட நீங்க வந்து சமாளிச்சுர்லாம். ஏன்னா, அவுங்க வந்து, எ ஒரு நா அவுங்களும் ஒரு பெண் தானே? இந்த குடும்பத்துக்கு வாழ வந்தவங்க தானே? நம்ம அண்ணாவோட மனைவி தானே? ந அவுங்களுக்கு வந்து இனிமேல் உரிமை இருக்குமே! நம்ம அம்மாக்கு எடுத்து கொடுக்கட்டும். நம்ம ஒதுங்கிர்லாம். இல்ல நம்ம கருத்து சொல்லாம இருக்கலாம், அப்பிடீன்னு நினச்சிருக்கலாம். ஆனா நீங்க அவுங்களையெல்லாம் சமாளிச்சு, நீங்க ஒரு வந்து உங்க குடும்பத்திக்கு உறுப்பினர்கள்கிட்ட இருந்து ஒரு வரம் வரம்புகள நீங்க வந்து அமச்சிருக்கீங்க. அதுவும் வந்து ஒரு அமைதியான வரம்புன்னு கேட்கும்போது, நிச்சயமா அது ஒரு ஆரோக்கியமான வரம்புதாங்க. ஆ உங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கனா, பேசும்போது நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, ரொம்ப ஆழமாவும் சொன்னீங்க. எனக்கு உங்கக்கிட்ட பேசுனது வந்து ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. <laughs> ஆமா. நன்றிங்க.